நிச்சயமா, நிச்சயமா.
ஆமா. அந்த உணவுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு, அந்த முக்கியத்துவம்ன்றது அதுக்கு தான் குடுப்பாங்க. அது என்னன்னா, முன்னாடி வந்து எ நம்ளுடைய அந்த கலாச்சார உணவு அப்டின்ட்டு வட, பாயாசம், சாப்பாடு அதுதான் போடுவோம். அப்டின்றது மாரி பெரும்பாலான இந்துக்கள் நம்ளுடைய அந்த இந்துக்கள் கலாச்சாரத்தில, பண்டிகைகள்ல, திருமண விழாக்கள்னு எடுத்துக்கிட்டா, சைவ சாப்பாடு தான். அசைவம்ன்றது அ திருமணம்லாம் முடிஞ்சு, ஒரு 4, 5 நாள் கழிச்சு, எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்ட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த விடைபெறும் உணவா வந்து நம்ம இது அசைவ உணவுகள் வந்து. சேர்
ஆமா. ஆமா, மறு ஆமா. கறி சாப்பாடு, கறி விருந்து அப்டின்னு அப்ப சொல்வாங்க இல்லையா?
ஆமா. கண்டிப்பா. அதுக்குன்னு தனியா அங்க பாருங்களேன், என்னுடைய உமிழ்நீர் சுரப்பியானது சாப்பாட பத்தி பேசும்போது அதிக அளவுல ஓவர் டைம் செய்ய ஆரம்பிக்குது. <laughs>
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அது செய்யலைன்னா தான் தப்பு.
ஆமா. ஆ. ஓகே அப்டி வந்து ஆ அதுதான் பண்ணிட்டுருந்தோம். ஆனா, இப்போ எல்லாரும் வேலை நிமித்தமா, வெளி ஊர்கள்ல, வெளிமாநிலங்கள்லலாம் போயிருக்கும்போது அவங்களுடைய நண்பர்களையும் வந்து ரிசப்ஷனுக்கும், கல்யாணத்துக்கும் இன்வைட் பண்ணும்போது. அவங்களுக்கு பிடிச்ச மாரியான உணவுகள் நம்ம போணுல. அவங்கள்ட்ட "இட்லி, சாம்பார், பொங்கல் வச்சிருக்கேன்னு" சொன்னா காலை உணவா, "என்னது இட்லியா! அப்டின்னு இதுக்கு தான் என்னய வர சொன்னியா? இவ்ளோ தூரம், க இவ்ளோ நாளு?"
ம். ஆமா. "என்னது சோத்துல சாம்பாரரா!" அப்டின்றுவாங்ய.
ஆமா. ஷாக் ஆயிருவாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாரியான உணவு வகைகள் என்னென்ன இருக்கு, அதையும் பண்ணணும். அது போக நம்ம ஊர்ல, கல்யாணம் அப்டின்னு நம்ம ஊர் பெரியவர்கள்லாம் வருவாங்க. அவங்க கிராமங்கள்ல வளந்தவங்க, அங்கயே வாழ்ந்தவங்க அவங்களுடைய கலாச்சார உணவுனா என்ன? அழகா வந்து ஒரு இட்லி, அந்த ஊத்தாப்பம், பொங்கல் இதுல என்ன ஹைலைட்டுனா 3 குமே வந்து ஒரே சைட் டிஷ் தான், மூணு சட்னி, ஒரு சாம்பார், பச்ச கலரு, வெள்ள கலரு, ரெட் கலரு.
ஆமாமா. ஆ பட்ஜெட், பட்ஜெட், பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அதுதான். இல்லையா? இல்லைனா, ஒரு சப்பாத்திக்குன்னா ஒரு குருமா வைக்கணும், ஒரு பூரினா ஒரு கிழங்கு வைக்கணும் இல்லையா?
ஆமா. நம்ம ஆமா. இப்டின்னு சொல்ட்டு தனி தனியா பண்ணணும். பட் இந்த 3 உணவுலேயுமே, இந்த 3 உணவுக்குமே வந்து ஃபேன்ஸ் ர எக்கச்சக்கமா இருக்காங்க நான் உட்பட. எனக்கு வந்து இந்த இட்லி பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். தோசையும் ரொம்ப பிடிக்கும். இந்த 3 மே என்னுடைய ஃபேவரைட் உணவுகள் அந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துரும். அது போக அ நம்ம வீட்லயே செஞ்சுதான் ஒன்னா செய்வோம் ஒண்ணு சாம்பார் செய்வோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்னி செய்வோம். இப்டி 3 வகை சட்னியும் ஒரு சாம்பாரும் வந்து எ எங்கேயோ கடையில போய் சாப்டும் போது
ஓ! சிறப்பு சிறப்பு. <chuckles> கண்டிப்பா. <chuckles> "கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற?" மாதிரி எல்லாம் ஒரே நேரத்துல கிடைக்கிறது வந்து, இந்த மாரி ஏதாவது ஒரு விழாக்கள்ல இல்ல வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா தான் இந்த மாரி ஒன்னா கிடைக்கும்.
<laughs>

ஆமா கண்டிப்பா, நீங்க சொல்ற இதே மெனுதான் ஆனா வந்து இது எல்லாத்தயுமே கூட என்னால சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட்டு புடிச்சத சாப்டுருவோம், பிடிக்காதத வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்குவோம், அப்டின்னு சொல்லிட்டு முடிஞ்சா சாப்பிடுவோம் இல்லன்னா வச்சுருவோம். அப்டின்ற அளவுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுறது. ஆ, இப்டியா வந்து நா நம்மளுடய அந்த பாரம்பரிய உணவுகள் இருக்கும். அத பாத்தோமே அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு சொல்றோம் இல்லயா அந்த அளவுக்கு, ஆஹா வந்துடுச்சுடா, வந்துடுச்சுடா அப்டின்னு அப்டின்ற அளவுக்கு வந்து.
ம்ஹ்ம். ஆமா. <laughs> ஆமா மு ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஆனா முன்னாடி நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இட்லி, பொங்கல், தோசைக்கு, ஊத்தாப்பத்துக்கே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கோம், இல்லயா.
ஆமா. கண்டிப்பா எனக்கு வந்து பிரியாணிக்கு கூட நான் அவ்ளோ தூரம் வந்து, எக்ஸைட் ஆக மாட்டேன். ஆனா இந்த இட்லி சாம்பாரு ஒரு, ஒரு சட்னியும் வெச்சு குடுத்தாங்க, அப்டின்னா வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் என்னோடது 3 வேள கொடுத்தாலும், நான் 3 வேள சாப்பிடுவேன். ஆனா சூடா இருக்கணும். ஆறி இருக்க கூடாது அதெல்லாம். அ.
ஆ. சிறப்புங்க. அதுதான், அதான். சிறப்பு, சிறப்பு.
அதுல வந்து ஆறி இருந்ததுனா வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிரும். என்ன ஆறி போயிடுச்சா அப்டின்னு சொல்லிட்டு சுட, சுட குடுத்தாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன் நானு. அந்த மாதிரி இது திருமண விழாக்கள்ல வந்து நம்ம பண்ற பாரம்பரிய அந்த உணவு. ஆ இது போக வந்து என்னன்னா அ இந்த வளைகாப்பு விழாக்கள் எடுத்துக்கோங்களேன், அங்க தாங்க ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமே 9 வகை வெரைட்டி சாப்பாடு வெப்பாங்க, நமக்கு அது 9மே பிடிச்சதா தான் இருக்கும். எத விட்றது எத சாப்பிடுறது ஐயோ! வயில இடம் இல்லயே. அப்டின்ற அளவுக்கு வந்து
அருமைங்க. ஆமா. <laughs> ஆமா. <laughs> ஆமா, ஆமா அதுலயும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் அப்ப ஊட்டுவாங்க இருந்தாலுமே, அதுவே நமக்கு நெறஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்துல
ம்மா. கண்டிப்பா. நம்ம வளைகாப்புகளுக்கு வந்து நம்மளால அந்த அளவுக்கு சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல, பட் மத்தவங்களோட வளைகாப்புக்கு வந்து சாப்பிடறதுக்காகவே போறது. இன்னிக்கு 7 சாப்பாட 9 சாப்பாட 11 சாப்பாடன்னு தெரியல, இதுக்கு என்ன மாதிரியான கூட்டு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அப்டின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா இந்த பேஸ்லாவாம்.
<laughs> <laughs> ஆமா, அந்த துவையலருந்து, பச்சடிலருந்து அதெல்லாம் ரொம்ப எதிர்ப்பாப்போம், இல்ல.
கண்டிப்பா, அந்த அதுக்கு வந்து, வந்து பருப்பு தொவயல்னு ஒன்னு செய்வாங்க. அது போக வெந்தய களி ஒன்னு செய்வாங்க. எல்லா ம வளைகாப்புலயுமே. உங்க ஊர் சைடுகள்ல பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பட் இங்க கள்
ஆமாமா. எங்க ஊர் சைட்ல இனிப்புதான் வெப்பாங்க, களி பண்ண மாட்டாங்க.